சரிதான். கண்டிப்பா வந்து சரிதான். அதிகப்படியான ஒரு அன்பின் காரணம் தான், அத நம்ம செய்யறோம். அவுங்கள வந்துட்டு
அன்புனால தான் நம்ம. அதாவது இப்ப, உதாரணத்துக்கு நான் பிள்ளைகள கண்டிக்கிறேன். பிள்ளைகள நான் கண்டிக்கிறேன்னா என் பிள்ளைகளுக்கு மேல அன்பு இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறேனே ஒழிய, என்னுடைய அன்பு ஒரு நான் எவ்வளவோ அன்பு மேல அன்பு காமிச்சிட்டேன், ஆனா அவனுங்க சரிப்பட்டு வரல, இனிமே நான் அவங்கள அன்பு காட்ட மாட்டேன், அவுங்கள தண்டிக்கிறேன். அந்த மாதிரியான அர்த்தத்துல வராது. அதாவது நான் வந்து
ஆ. அந்தமாரி நம்ம எப்பயும் நெனைக்க மாட்டோம் ஆப்வியஸ்சா எந்த பெற்றோர்களும் நெனைக்க மாட்டாங்க.
நெனைக்க மாட்டோம். ஆ நெனைக்கக்கூடாது. ஆமா. ஆமா. முடியாது அது. நம்மனால அப்பிடி நெனைக்கவும் முடியாது. ஆமா. அதே சமயத்தில இன்னொரு கேள்வி. இப்ப ந நீங்க இப்பிடி அன்பு செலுத்திக்கொண்டே வருகிறீர்கள். அ எதிர்ப்பாலினத்திலிருந்து, அல்லது அது அதாவது நீங்க யாருக்கு அ அந்த எதிர் பக்கத்தில இருக்கிற அந்த அ ஒரு கேரக்டர் இடமிருந்து, உங்களுக்கு அதே அளவு அன்பு கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஒரு அன்பான ஒரு துணைவி, அல்லது காதலியாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், நீங்க கொ செலுத்துகிற அன்புக்கு, சரிசமனான அன்பு உங்களுக்கு எதிர் பக்கத்தில இருந்து வரவில்லை அப்பிடி என்றால், உங்களுடைய நிலைப்பாடு, அன்பு செலுத்துகிறதிலே, எப்படியாக இருக்கும்?
ஆ. ம்ஹ்ம். எனக்குத் தெரியல. நான் வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு, இப்போ எந்த ஒரு, ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு 100%, 50, 50 இவுங்களும் 50% வந்து எல்லாம் செய்றாங்க, அவுங்களும் 50ன்னுருக்காது. ஒரு, ஒரு இதுவும் வந்துட்டு சில பேர் வந்து 70% ஒருத்தரு, ஒ ஒருவேள அந்த பொண்ணா இருக்கலாம், இல்ல அந்த பையனா இருக்கலாம். அவுங்க செவண்டி பெர்ஸன்டேஜ் எஃபோர்ட் போடுவாங்க, இவங்க 30 போடுவாங்க. இல்ல அவங்க 80 போடுவாங்க, இவங்க 20 போடுவாங்க. அந்தமாரி என்னோட ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கனா, நான் வந்து ஒரு 20% மட்டும் ஒரு எஃபோர்ட் போட்ற ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப்காக. ஏன்னா, என்னோட கம் ஆமா, என்னோட கமிட்மென்ட் வந்து என்னோட வேலை ஆ.
ம். ஆமா. வீணாக இருக்கலாம். ம். ம், அந்த மாதிரி இருக்கும். நீங்க, ம். வார்த்தையில, அது அன்பக் கொண்டு போய் பிக்ஸ் பண்ணலாமா?